ம்ஹ்ம். ஏன்னா, அந்த கொழந்தைக்கே வந்து வளர்ப்புல அந்த அளவுக்கு நமக்கு அ அந்த அனுபவம்ன்றது இல்ல. சடனா குழந்தைக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்ல ஒரு காய்ச்சல்னாவும் என்ன பண்ணவும்னு நமக்கு தெரியாது. பதறி தான் போவோம். கூட நம்ம அம்மாவோ, மாமியாரோ இருந்தா வந்து, சமாளிக்க முடியுமே. ஆனா நீங்க இப்போ எடுத்திருக்கிறது சரியான முடிவு தான். போகல அப்டின்ட்டு. ஆனா உங்க குடவ கணவர்ட்ட கொஞ்சம் சொல்லலாந்தானே! நம்ம கொஞ்ச நாள் ஆகட்டும் கொழந்தைக்கு.
இரண்டு, மூன்று வயதிலயே வருதுங்க ஆ. கண்டிப்பா, ஆ. அது ம். இப்போதைக்கு அவங்களோட வேலை, அதுல அவங்களுக்கு கெடைக்கிற பதவி, இது ரொம்ப ப ஹையர் பொசிஷன் நம்ம போனோனா, அங்க நல்லா இருக்கலாம். எல்லாமே சரிதான். எப்ப பாரு நம்ம ஆமா, ஆமான்னு சொல்றோம். இப்ப கொழந்தைய வந்து தாத்தா, பாட்டி, எனக்கு அந்த இது கிடைக்கல. தாத்தா, பாட்டி, பெரிய குடும்பத்தில இருக்கிற மாதிரி நான் தனியா தான் வளர்ந்துருக்கேன். அதனால என் குழந்தைய எல்லாரும் இருக்கும்போது அவங்க கூட வளர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. பெரிய ஆசையே அதுதான். அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். ஏன்னா எவ்ளோ நாள் அப்டிங்கிற மாரி தான் என் மனசு. இப்ப இத தாண்டி நம்ம எதிர்பார்ப்பே ரொம்ப சின்னது தான்.
ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.